ஓ!
அப்போ எல்லாத்தோட விலைவாசியுமே ஒ ரொம்பவும் எதிர்பாராத விதமா, குறைஞ்சிடும். அப்டி குறைஞ்சிருச்சு அப்டின்னா, நம்ம இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள வச்சு, நம்மளால வாழ முடியும். இதுக்காக நம்ம வேலைக்கு போய் சம்பாரிச்சா தான், நம்ம வாழணுன்ற ஒரு சூழ்நிலை வராது. அப்படிங்கிற மாதிரி ஆமாங்க அந்த, அந்த நாள் என்னைக்கு தாங்க நான் இன்னைக்கு ஆவலோட காத்துட்ருக்கேன். அதுதாங்க இப்போ என்னோட குறிக்கோளாவே மாறியிருக்கு.
10 வருஷத்திலைங்களா? ஓ. நீங்க சொல்றது உண்மையிலயே எனக்கு ஒரு பெரிய புதிய தகவலா இருக்குது. ஏன்னா வந்து, அ அதுக்காக தான் ஆனா, இதனால இப்போ, அது எவ்வளோ நாளைக்கு நம்ம வந்து இந்த ஒ கஷ்டங்கள் எல்லாம் நம்மளால தாங்கிக்க முடியும்! இல்லைங்களா?
ஆமா. ஆமா ஆமா. கண்டிப்பா. அதாவது எ எல்லாத்துக்குமே ஒரு தொடக்கம் இருக்கும். அந்த தொடக்கம் மொதல்ல க கடினமா தான் இருக்கும். இப்போ, என்ன ஆனாலும் இது அந்த நம்மளால அந்த கடைசில, அந்த ஒரு லேபர் ஜாப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த வேலைகள வந்து, இப்போ வரைக்கும் அந்த ஒரு தொழில்நுட்பம் நம்ம கிட்ட வரல. ஆனாலும் வெளிநாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, வீடு துடைக்கிறதா இருக்கட்டும், அதே மாரி பாத்திரம் கழுவுறதுக்கு மிஷின் வந்துருச்சு அதுக்கு வேக்குவம் கிளீனர் வந்து, இருக்கிற டஸ்ட்ட எடுக்க ஆரம்பிச்சுருச்சு. அப்போ ஒரு வேலைக்காரங்களுக்கான தேவை என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க அங்க? ஒண்ணுமே கிடையாது. ஒரு காவல்
ஆமாங்க. ஆமாங்க. ஆமாங்க ஒரு இதில கூட பாத்தேன். நான் ஒரு ச்ச சைனீஸ்ல தான். ஒரு இந்த சாப்பாடு வந்து சர்வீஸ் பண்றதுக்கு கூட, அழகா போயிட்டு, அ ரோபோட்டிக்கா தான் கொண்டு போறாங்க அவுங்க. நல்லா தான் இருக்குது. ஆனா வந்து, அது அந்த சாப்பாடு பரிமாறுறது எப்டி? இதே மாரி மிஷின் வந்து நமக்கு சாப்பாடு தருது எப்டி? அம்மா சாப்பாடு, அந்த மாரிலாம் எல்லாமே மாறுது இல்லைங்களா?
ஆமா. ஆமா. ம். ஆமாங்க. ஆ, அது வந்து இ இப்போ, இதே தாங்க நம்மளும் சொன்னோம். இதெல்லாம் வந்து உணர்ச்சிவசப்படுறதுன்னு சொல்வாங்க. அந்த காலத்தில நம்ம துணிகளல்லாம் யார் துவச்சா? அம்மாவோ இல்லை ஆயாவோ யாரோ ஒருத்தவங்க துவைப்பாங்க. அவுங்க கிட்ட மொதல் முறையா இந்த மாதிரி இது வந்து ஒரு கருவி. இது வந்து உங்களோட துணி எல்லாம் தொவச்சி கொடுக்கும்ன்னப்போ, வருஷக்கணக்கில இன்னமும் அந்த வ வாஷிங் மிஷின பயன்படுத்தாத நெறைய பேர் எனக்கு தெரியும். அவங்கலாம் வந்து, உணர்ச்சி வசத்தில அவுங்க வந்து நான் அத பயன்படுத்த மாட்டேன். நான் துவைச்சா தான் எனக்கு துவைச்ச மாரி இருக்கும். எந்த கரையா இருந்தாலும், கரைனா கரை தான். அது யார் துவைச்சாலும் போவாது. அது யாராலயும் ஒண்ணும் பண்ண முடியாது. அது அதுக்கு அந்த முறையில நம்ம என்ன மாதிரி தொவைக்கிறோமோ, அந்த மாதிரியான மிஷின் வச்சு, அதிலேயும் வந்து பாத்தீங்கன்னா, அந்த அந்த நீரோட அ சூடா இருக்கட்டும், எந்த அளவுக்கு வந்து நம்ம அதில, அந்த டிடர்ஜென்ட் ஊத்துறோம், இது எல்லாத்தையும் ம், ஆமா.
ஓ! ஆமாங்க. சிறப்பு. <laughs> ம். ஹலோ. ஆமா. நீர் எவ்வளோ அது எடுக்கணும்? அப்படிங்கிறது கூட, அந்த அக்வா சேஃப்ங்கிற மாரிலாம் வருது. அ.
ஆ. அதுதான். அந்த மாதிரி அது எந்த அளவில வந்து வேகமா சுத்துனா, அந்த அழுக்குலாம் போகும். எவ்வளோ வாட்டி அலசனுன்றதெல்லாம் பொறுத்து, ஒரு வாஷிங் மிஷின் வந்து அவுங்க தயாரிக்கிறாங்க, அத பொறுத்து, நம்ம எவ்வளோ நேரம் அத ஓட விடுறோம்ன்றதுலையும் இருக்கு. இந்த மாதிரி அத வச்சுதான், அதோட அந்த துணியில இருக்கக்கூடிய அழுக்கு போகுதா, போகலையன்ற ஒரு நிலைமை வரும். அப்படி இருக்கிறப்போ, நீங்க "இல்ல இல்ல! நான் துவைக்கிறது தான் நல்லது" அப்டின்னு சொல்லி, அந்த பழைய புராணத்தையே புடிசிச்சுகிட்டு, எத்தன நாள் நம்மளால உக்கார முடியும்? யாராச்சும் இன்னும் நான் லேண்ட்லைன் வச்சு தான் என்னை பயன்படுத்துவேன். எனக்கு அது தான் புடிச்சுக்குதுன்னு, யாரோ ஒருத்தர் வீட்ல இப்போ லேண்ட்லைன் இருக்கா? அந்த காலப்போக்கில அந்த காலத்துக்கு <chuckles> ஏத்த மாதிரி. அந்த மாதிரி தான். <laughs>
ஆமாங்க. ஆமாங்க. ம். சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. ஐயோ! நீங்க உங்க, <chuckles> யாரு நீங்க? எங்க இருக்கீங்க? <laughs> <laughs>